நிச்சயமாங்க. அப்படி <grunts> அவங்க இ இஸ் இப்ப நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த அ, அ கேளிக்கை அவ் அ இதுல வந்து பார்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள்ல இருந்து தவறான வழியில வந்து அ முன்னெடுத்துட்டு போறாங்க குழந்தைங்க இளைஞர்கள். அபடின்னு வர வரதெல்லாமே இந்த செயலில் இருந்து தான் வருதுன்ட்டு கருதுறாங்க. அப்படி இருக்கிறத எப்படி தடுக்கலாங்கிற மாரி ஏதாவது அ விஷயம் இருக்குங்களா?
ஆமா. ம்ஹ்ம். ஆமா. இது அ இதுக்கு என்னன்னா வயசு வித்தியாசமே கிடையாதுங்க. நான் அ பள்ளியில பணிபுரியும்போது ஆசிரியரா பணிபுரியும்போது சின்ன குழந்தைங்க. அ 2வது, 3 வது படிக்கிற குழந்தைங்களும் அவுங்க அ பெற்றோர்கள் என்ன வந்து குறை சொல்லுவாங்கன்னா? ரீல்ஸ் எடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட செயலியில இவங்களுக்கு எப் அவங்களுக்கே தெரியலையாம் <tsk> சொந்தத்தில பார்த்து சொன்னா தான். என்னப்பா குழந்தை இப்படி போட்டுருக்கு, இணையத்தில அப்டின்னு சொன்னா தான் இவங்களுக்கு தெரியும். ஒரு இது.
ம். ம். ம். ம். ம். <laughs> ம். பெற்றவர்களுக்கே தெரியாம தான் நடத்துக்குறாங்க குழந்தைங்க ம்.
ஆமா. <tsk> அவங்களுக்கு தோணாது இல்லையா? இப்ப அப்பா, அம்மா 2 பேரும் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அந்த இதுல சேரி இன்னைக்கு குழந்தை என்னென்ன அ என்ன நினைப்பல பண்ணியிருக்கான்னு நம்மளால பார்க்க முடியாது. இதே நறைய சந்தர்ப்பத்தில நம்ம பார்க்குறோம். <tsk> அ யாராவது அழைப்பு பண்ணியிருப்பாங்க. இவன் வீடியோ பார்த்துட்டுருப்பான் குழந்த. அப்படியே கட் பண்ணி விட்டுருவான்.
ம். ம். ம். ம். ம். ம். அதெல்லாம் வந்து. தவிர்க்க வேண்டியது. ஆமா. அதெல்லாம் நம்ம வந்து பழக்க பழக்கப்படுத்த வேண்டியது இல்லைங்களா?
அத தொட்டுவிட்டு. ஆ, அதெல்லாம் நடக்கு. ஆமா. இத சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல. நகரத்தில நான் பார்த்து அ. க அப்பதான் கல்லூரி முடிச்சு வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் உங்க அப்பா, அம்மா விட வருவாங்கல்ல? ஒரு விடுதியிலயோ? பேச நேரிடுறப்போ அவங்களும் இதே தான் சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட செயலியில இந்த இத எடுத்து போடுறாங்க அப்ப்டின்னா, அதுக்காக, <chuckles> நம்ம ஒரு <tsk> ஒரு அ எழுதி வச்சுட்ட சரி இது இதெல்லாம் பண்ணணும்னு நம்மளால போக முடியல. இதெல்லாம் பண்ணா இந்த, இந்த வயசு குழந்தைங்கள வந்து சரி பண்ணிர்லாம்ப்பா அப்டின்ன்னா 2வது படிக்கிறவனுக்கும் அப்படிதான் சொல்றாங்க. கல்லூரி முடிச்சுட்டுனுக்கும் அப்படிதான் சொல்றாங்க. இதயோ ஏதோ தனி மனிதனுக்கு ஒரு அ புரிதல். அ போகும் காலம் போக, போக. அ வருமோ அப்பதான் புரியுமோன்னு தோணுது.
ம். ம். <laughs> ம். ஆ. <laughs> ஆமா. ம். ஆ, <chuckles> நிச்சயமா. என்னன்னா அதான் இப்படி எடுத்துக்கலான்னு நெனைக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு குழந்தை வளரும்போது, அ குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து சில கட்டுப்பாடுகள ரொம்ப அதிகமா வைக்கலாம். அவங்க ஒரு 13 வயதுக்கு வந்ததுக்கப்புறம், அவங்களோட சுதந்திரமும், அவங்களோட எண்ண போக்குகளுக்கும் நம்ம வந்து வழிகாட்டலாம ஒளிய அ நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. அவங்க இந்த பாதையில தான் போகணும்கிறது. ஆமா. அதனால நீங்க சொன்ன இந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அ நிச்சயமா நல்லாருந்தது. இந்த பேரன்டல் கண்ட்ரோல்ஸ் அதுக்கப்புறம் எப்படி வந்து அ, அ அவங்க குழந்தைகிட்டருந்து இது பண்ணலான்னு சொன்னதெல்லாம் நல்லாருந்தது. உங்க கூட பேசினது தான் ரொம்ப மகிழ்ச்சி.
ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம் அ நிச்சயமா. சரியா சொன்னீங்க. ம்ஹ்ம். ம், ம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கேட்ட கேள்விகளும் நல்லா இருந்தது. அதனால தான் என்னால பதில் சொல்ல முடிஞ்சது. ரொம்ப நன்றி.
<laughs> நன்றிங்க.

ஆம், அ சரிதான். ஆனா, மாற்றம்ங்கிறப்போ, அ நம்ம அத அ மொத்தமா கெட்டதுன்னும் எண்ண முடியாது. இப்போ இந்த இணையத்துனால ஆ நீங்க சொன்ன மாதிரி அ இயற்கை அ நுண்ணறிவு AI ஆ இன்டெர்நெட் அம். இப்போ உலக இந்த நியூஸ் எல்லாம் பாக்கறப்போ நெறையா மாற்றம் தான். நல்ல மாற்றம் தான் நடந்திருக்கு. இப்போ <tsk> பழமை வ வாதிகள கொஞ்சம் மாத்துறதுக்கு இப்ப நம்ம தாத்தா, அ பாட்டி, அப்பா, அம்மா இருக்காங்க. அவுங்கள விட ஆ வெளியுலகம் நம்ம சின்ன வயசுல வளந்ததுக்கும் இப்போக்கும் நமக்கு ஒரு பகுத்தறிவு அ பகுத்தறிவுனா கெட்டதா சொல்லல. அ மாற்றம். பெருசா அது கெட்டதில்லங்கிற ஒரு புரிதல் நமக்கு
நிச்சயமா. ம். ம். ம், ம். ம். ம். ம். நிச்சயமா. பகுத்தறிவுங்கிறது நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. விஷயத்த வந்து அ ஒரு விஷயத்த அந்த விஷயமா பாக்குறது தான <chuckles> பகுத்தறிவு. அதனால அந்த விஷயம் கரெக்ட்டு தான் நீங்க சொன்னது.
ஆமா. அதனால அது வ முழுசா நம்ம சீரழிவுன்னும் சொல்ல முடியாது. இதுக்கு <tsk> அ ஒரு கெட்ட ஒரு ப் பாகமும் இருக்கலாம். ஆனா. அ நம்ம மாற்றம் எ என்ன பொறுத்தவரைக்கும் முக்கவாசி நல்லதுக்கா தான் இருக்கும். பழமை இதெல்லாம் அ போக்குறதுக்கு.
நிச்சியமா. ம். ம்.